ஓ.
<laughs> ஆ. அதுவும் நம்ம வீட்ல செய்ய முடியாது. அது ஹோட்டல்லருந்து வந்த இது, அந்த குழம்புல தான் நம்மளால செய்ய முடியும். சிக்கன் மசாலா தோசை, மட்டன் மசாலா தோசை அப்டின்னு சாப்பிடுவாய்ங்க. அ
சிறப்புங்க. இது ஒரு சிறந்த ஆலோசனை தான். கண்டிப்பா. வீட்ல செஞ்சு குடுத்தா, நம்ம ஆளுங்க என்ன கேட்பாங்கன்னா, படுத்துன்னு போத்திகினா என்ன? போய்த்தின்னு படுத்துகுனா என்ன? எப்பிடி சாப்பிட்டா என்னனுவாங்க. <laughs>
நல்ல நகைச்சுவையா சொன்னீங்க. அருமை. அ அ இப்போ, இன்னொண்ணு சொன்னீங்கன்னா, இந்த சப்பாத்தில நிறையா, இந்த நான், பட்டர் நான், குல்ச்சா அப்டின்னு என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து வரவழிச்சிருவோம். வரவழிச்சிட்டு, ஐயோ! கடிக்க முடியாம கடிச்சிட்டு, கொஞ்சம் நேரம் பாதியில வச்சுட்டு போயிருப்பாங்க, நிறையா பேரு. எனக்கு 1 போதும், 2 போதுன்னு சாப்பிட்டு போயிருவாங்க. அப்போ, அந்த உணவ பொறுத்தவரைக்கும் வந்து, நமக்கு இந்த எத்தனையோ வந்து இந்த மிருகங்கள்லாம் வந்து சாப்பாடு இல்லாம, இந்த க இந்த பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாரி, வீடு முன்னாடி வச்சுட்டு அதுங்களுக்கெல்லாம் குடுத்துடலாம். வச்சுறலாம், நம்ம அந்த இடத்துல. ஆனா, நம்ம வீட்டு முன்னாடி வச்சா, நாயெல்லாம் நம்ம கிட்ட வந்துடும்னு சொல்லி பக்கத்து வீட்ல வச்சிடறது. ஆ. அந்த மாரி செய்யாம ஆமாங்க. அதான். அந்த மாரி இல்லாம, பொதுவா ஒரு இடம் இருக்கணும். ஒரு தெருவில. இந்த மா இந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறதுக்குன்னு, ஒரு இடம் வச்சுறணும். ஒதுக்கிறணும். அப்ப, அது நம்ம தெருவையும் நல்லா பார்த்துக்கும். அப்ப, நம்ம சாப்பாடும் வந்து வ வேஸ்ட் ஆகாம நிக்கும், இல்லீங்களா?
<laughs> ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அவுங்க <laughs> <laughs> ஆனா, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்கங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. சிறப்பான ஆலோசனை தான். இது பழைய காலத்தில கிராமத்தில தான் பின்பற்றுவாங்க. வீட்டுக்கு ஒரு மாட்டு தொட்டிலாம் வைச்சு அதுல கழனி தண்ணி ஊத்துறது.
அ, அப்ப, <chuckles> ஆ சொல்லுங்க. அந்த க தண்ணி போடுவா. அஹா அஹா. இ ப்போ, மாடு இல்லாததுனால, நம்ம நாய்க்காது சாப்பாடு குடுப்போம்ன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். ம். ம்.
அதெல்லாம் இருக்கும். <laughs> கண்டிப்பா, சிறப்பான ஆலோசனை தான்.
ஆமாங்க. அதே மாரி இந்த பாக்கி வர இந்த சப்பாத்தி, அதாவது, அவங்க சாப்பிட்டது போக மீதம் நமக்கு நிறையா வந்து, கூடுதல் நம்ம வர வச்சிருப்போம், இல்லைங்களா?
ஆமா.
அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நல்லா சூடாக்கி விட்டு, நெய் ஊத்தி சூடாக்கினீங்கன்னா, வந்து அப்புறம் அப்புறம் போட்டு டாஸ் பண்ணி நீம நீங்க சாப்ட்டீங்கன்னா, உண்மையிலே நல்லா சாஃப்ட் ஆகிருங்க.
ம். ஓ, எண்ணெய்க்கு பதிலா நெய் ஊத்துனா, அந்த மிருதுவாயிடுமா?
அதான் சாஃப்ட்டாயிரும். ம். ஆமா, அ நம்ம வந்து இதுவும் பண்ணலாம். நம்ம நெய்யும் போடலாம். இல்ல, வெண்ணெயும் போடலாம், அதுல.
சிறப்புங்க. சிறந்த ஆலோசனை.
ஆ ஆ அப்ப, அது ஒண்ணு செஞ்சு பார்க்கலாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா. பின்னே, இன்னொண்ணு இந்த வந்து ஸ்வீட் எல்லாம் வந்து நிறையா பாக்கி வரும்.